கண்டிப்பா.
இந்த 3 மே பாத்தீங்கன்னா, அவுங்களோட ஒரு முக்கியமான அவுங்களோட ஸ்பெஷல்ன்னே, சொல்லலாம் இல்லயா!
கண்டிப்பா, கண்டிப்பா. அதேமாதிரி பிரியாணியும் அதேதான். அதாவது 2 3 வெரைட்டி பீஸ்ன்னு சொல்லக்கூடிய 2 3 வகைகள். ஏன்னா நண்பர்கள் அதிகம். அதனால ஒ ஒவ்வொரு வீட்ல இருந்துமே வந்து வந்துரும். அத நமக்கு வந்து அன்னக்கி ஃபுல்லா சாப்பிட்டு அடுத்த நாளைக்கு கூட நமக்கு அது வரும் வச்சுக்கோங்களேன் அந்த உணவு. அது வந்து அந்த ரம்ஜான், அந்த இஸ்லாமியர் பண்டிகைகளுமே வந்து நாங்க வீட்ல கொண்டாடுறது உண்டு. அதுபோக நம்ம திருப்பி செய்யணுமே. அவுங்க நமக்கு வந்து ரம்ஸானுக்கு பிரியாணி
ம்ஹ்ம். அது. ஆமா.